உண்மைங்க. அதா, நீங்க சொல்றது வந்து அந்த ரிவ்யூன்னு சொல்றீங்க சரியா? ரேட்டிங், ரிவ்யூ அப்டின்றத பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமாங்க அந்த ஒரு கம்பெனி வந்து, ஒரு நிறுவனம் வந்து எப்டிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதில வந்து தெரிஞ்சிரும்.
உண்மைங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஆ அந்த அந்த இது வந்து நாம டக்குனு வந்து நம்ம ஒரு ஒரு என்ன சொல்வாங்க வேலைத் தேவையா இருப்போம் நாம. வேலை தேவையா இருக்கும். நாம அத கிளிக் பண்ணிவிட்டு நாம போய்ட்டு பணத்தைக் கட்டிருவோம். ஆனா அவன் அதுக்கு அப்புறம் போனயும் எடுக்க மாட்டான். எதுவும் பண்ணமாட்டான்.
ஆமா. <chuckles> ஆமா ஆமா, ஏமாந்துருவோம்.
அது மாரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விதவிதமான இந்த சைபர் கிரைம்ன்னு சொல்றாங்க இல்லையா? இணைய குற்றம்ன்னு.
ஆமாங்க. ம் ம்.
அது விதவிதமா நடக்குது. நிறைய விஷயங்கள் நடக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும்.
ம். ஆமாங்க. நிறையாவே நடந்திருக்கு. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கூட இப்புடிதான் ஏமாந்தேன்ற மாரி சொன்னாங்க.
ஏங்க இவ்வளவு பேசிட்டிருக்கீங்களே. நீங்க பேசிட்டிருக்கிற ஒரு ஆளே ஏமாந்திருக்கேன்.
ஐயயோ! <chuckles> என்னங்க ஆச்சு? ஆ ஆ.
அதனால தான், இவ்ளோ தைரியமா சொன்னேன் நான் அத. அது அது வந்து நாங்க நா ஒன் ஒரு இது என்னன்னா, என்னுடைய மனைவி வந்து இது வச்சிருந்தாங்க. அந்த கிரெடிட் கார்ட்ன்னு சொல்றாங்க இல்லையா?
எதனால? என்ன ஆச்சு? ஆமாங்க.
அது வச்சிருந்தாங்க. அதை வந்து குளோஸ் பண்ணிட்டாங்க. எப்பன்னா, ஒரு மார்ச் மாசம் குளோஸ் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு வருஷம்னு வச்சுக்கோங்களேன்.
ம். ஓ கடன் வாங்கியிருந்தாங்களா, அதில?
ஆ.
அதில கடன் வாங்கியிருந்தாங்களா?
எல்லாம் 0 ஜீ இல்ல இல்ல எல்லாம் 0 ஆக்கிட்டு அவங்க ரொம்ப உபயோகிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்குங்க.

<chuckles> ஆமாங்க.
பேராசை இல்லாமயே அழிவுகள் நெறைய பாத்துட்டோம் நம்ம. பேராசை இருந்தா நெறைய அறிவு வரும். அது வேற விஷயம். அதப் பத்தி இல்லாம சொல்றேன். இன்னைக்கு வந்து ஒரு ஒரு செயலியோ, ஒரு இதுவோ வந்து வந்துதுன்னா, அத வந்து சரி பாக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது வ என்ன சொல்லுவாங்க, அ அரசிலிருந்தே வந்தா மாரில்லாம் வந்து ஒரு சில இதெல்லாம் வரும். ஆ தகவல்கள் வரும். அரசிலருந்து வந்த மாரி, நாம வந்து பணத்தை வந்து அதில போடணுன் சொல்லி போனோம்ன்னா, அத நம்ம தா சரி பாக்காம போனோன்னா, அது முடிஞ்சுது கதை.
எந்த மாதிரி? ஆ ஆமாமா. கண்டிப்பாங்க. அதான் ஒரு லிங்க் மாரி குடுக்குராய்ங்க. அதை கிளிக் பண்ணா முடிஞ்சு போச்சு! அக்கௌண்ட்லருந்தே போயிடுது. <chuckles>
முடிஞ்சு போச்சு கதை. சில பேர்லாம் ரூ. 400000, ரூ. 500000 எல்லாம் இழந்திருக்காங்க.
ஐயயோ! உண்மையமா உங்களுக்கு தெரிஞ்சவங்களேவா?
ஆமாங்க.
ம். எது இந்த மாதிரி லிங்க்கு லிங்க் மூலியமா தானா?
அதனால தான் சொல்றேன். அவருதும் இதே மாதிரி க இதுதான். கிரெடிட் கார்டுதான்.
அச்சச்சோ! என்னங்க? அப்பனா பயன்படுத்தவே கூடாதோ?
அவருக்கு வந்து கொஞ்சம், இவுங்க ப காவல்துறையில நெறைய ஆட்கள் வந்து ரொம்ப பழக்கம்ன்றுதனால, அவரு கண்டுபிடிச்சுட்டாரு. ஆனா அவருக்கு திருப்பி வந்துருச்சான்னு தெரியலை அது. அது சொல்லல அவரு ஒண்ணும்.
பரவால்ல. அது யார் தான் எடுத்தாங்களாம்? நீங்க சொன்ன மாரி அந்த பேங்க்
பீகார்ல ஒருத்தரு வந்து அத இது பண்ணிருக்காங்க.
ம் பீகாரிலருந்தாங்க அச்சச்சோ!
ஆமாங்க. அங்கெல்லாம் தாங்க நிறைய ஓடுதுங்க. பீகார் அ மகாராஷ்டிரா.
ம் வடமாநிலங்கள்ல தான் முக்கியமா இது நடக்கும் போல இருக்
மகாராஷ்டிரா, ஏன் நீங்க வேற வடமாநிலங்கள் என்ன இங் மதுரை
அய்யயோ!
கோயம்புத்தூர் எல்லா இடங்கள்லயும் ஓடுது.
ம்.
ஏ, மெட்ராஸ்லயும் ஓடுது.

கொஞ்சம். அதாவது, நமக்கு அந்த கணிப்பொறி, அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுச்சு. இணையம்ன்ற ஒரு விஷயம் வந்துடுச்சு. அதாவது, நான் சொல்றதெல்லாம் வந்து, ஒரு அ 99, 98. அ என்ன சொல்லுவாங்க. 2000 அந்த அந்த மாரி நாட்கள்ல சொல்றேன், நானு.
ஆமா. ஆ, 90. நைன்டீஸ், இந்த மாதிரி. ம்.
90 கள். 90 கிட்ஸ் ல இல்லயா. ரொம்ப 98, 97 அந்த மாரி சொல்றேன் நானு. அப்பதான் வந்து, அந்த இன்டர்நெட் அப்படினு சொல்றாங்கலையா.
சேரி. சேரி. ஆமாங்க.
அதுவே வந்து, ரொம்ப கொஞ்சம் இதுவா வந்து, அதுவும் எல்லா இடத்திலயும் கெடைக்காது. அப்ப என்னனா, நெறயா வந்து இன்டர்நெட் கெஃபே, அப்படினு சொல்லிட்டு வச்சுட்ருந்தாங்க.
ஓ. அப்பயேவா?
அப்ப அப்ப, அதுதான் ஜாஸ்தியா இருந்தது.
சரி.
ஏனா, வீட்ல வந்து நமக்கெல்லாம் இன்னைக்கு வந்து, நாம போடுறா மாதிரிலா, இன்டர்நெட் அந்த இதெல்லாம் வந்து, வ், வாங்குறதற்கே ரொம்ப காஸ்ட்லி. அப்பலாம் வந்து என்னனா ஆ, என்ன சொல்வாங்க அது, இந்த மோடம்னு சொல்வாங்க அது. அது எப்படி இருக்குனா, நாம டயல் பண்ணனும். டயலிங் மோடம், டயலர் மோடம்னு சொல்வாங்க.
ஓ.
அதுக்கொரு ப் அதுக்கு ஒரு நம்ம அது இது இருக்கும். எண் இருக்கும். அந்த எண்ண வந்து, நம்ம வந்து இது பண்ணனும். டொடொடேடடடேய் அப்படினு வரும். டுர்ர், அ, டே, டாடே, அந்த மாரி சௌண்டெல்லாம் வந்து.
அது எந்த மாதிரி இருக்கும்? ஆ. ஆமாங்க. <laughs> ஆ, கேள்விப்பட்டுருக்கேன். பாத்துட்டுருக்கேன்.
பொறுமையா இது ஆகும். அது வந்து எவ்ளோ, கொஞ்சோண்டு ஒரு அதெல்லாம் கேபிபிஎஸ்ல இருந்ததுங்க. இன்னைக்குலா எம்பிபிஎஸ் சொல்றோம். அதெல்லாம் கேபிபிஎஸ்ல இருந்தது அது.
ம். <laughs> அது எவ்வளோ ஒரு முன்னேற்றம். ஆ.
அந்த காலகட்டங்களும் இருந்தது. அப்போ வந்து பாத்தீங்கனா, இந்த அளவுக்கு வந்து நமக்கான என்ன சொல்லுவாங்க. சுதந்திரம்னு சொல்லமாட்ட அத. ஆ இந்த அளவுக்கு நமக்கான ஒரு ஒ ஒ விழிப்பு விழித்தன்மை வந்து கெடையாது. இப்போ நீங்க வந்து, ஒரு, ஒரு வெப்.
சரி. ஓ, புரியுது, புரியுது. அந்த அளவுக்கு வந்து, ஒரு இது இல்ல. ஒரு வெளிப்பாடு யாருக்குமே கெடையாது.
அவ்வளோ, இல்ல ரிஸ்க். அவ்வளோ பேர், இதுவா இல்லையே. ஓப்பன்னா கிடையாதுங்க. அவ்ளோ இணையதளம் கெடையாது.
ஆ.

இன்னைக்கு அந்த வசதிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதாவது இப்ப நான் ஒரு, ஒரு எனக்கு இப்ப ஒரு தகவல் வந்ததுன்னு வச்சுக்கங்களேன், ஒண்ணும் இல்ல, அது ஒரு கம்பெனிக்காரன் மெயில் அனுப்புறான்னா, அந்த கம்பெனி உண்மையா? பொய்யா? அவன் எப்படிப்பட்டவன்? அவனோட வரலாறையே நான் எடுத்துருவேன் இப்போ.
ஆ. கண்டிப்பாங்க. ரொம்பவே சரியா சொன்னீங்க. ம்.
இதிலயும் வந்து அந்த செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சா? ஏ.ஐன்னு சொல்லுவாங்களே.
ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க.
அதில உண்ணும் வசதியா இருக்குங்க எல்லாமே.
அதுவுமே வந்து இப்ப இருக்க காலகட்டத்தில அது வந்து ஒரு என்ன சொல்ல? ஒரு சேஃபு அப்படீன்ற மாரி இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அது அப்டிதானா? நீங்க என்ன நெனைக்கிறீங்க?
ஏங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல எல்லாத்தையுமே வந்து சேஃப் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. உபயோகிக்க உபயோகிக்க தான். முதல்ல ஒண்ணுமே இல்லைங்க. அதுக்கு முன்னாடி வந்து, அந்த எழுதிக் கொடுத்துட்டுருந்தாங்க. ப வங்கிகள்ல, இந்த பாஸ்புக்ன்னு ஒண்ணு.
<laughs> ஆமாங்க.
கரெக்ட்டுங்களா?
ம். ஆமாமா.
கணினி மயமாக்கப்பட்டது. அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸ்லோவா இருந்துச்சு எல்லாம், "அப்டி இப்டீன்னு" இன்னைக்கு அப்டி இருக்கா?
<snorts> இல்ல, எல்லாமே நம்ப ஃபோன்ல வந்துருச்சு. அது மெயில்ல கூட வந்துரும்.
இல்ல. இன்னைக்கி எவ்வளவு வசதிகள் வந்து, அது அது அது இல்லைன்னா தான் இப்ப நமக்கு கஷ்டமா இருக்கு.
கண்டிப்பாங்க. ய அவங்க போய் இப்ப நேர்ல போய், பேங்க்ல போய் நிக்க தேவையில்ல.
அந்த மாரி ஆகிடுச்சுங்களா? அதாவது ஆரம்ப, ஆரம்ப காலகட்டங்கள்ல எல்லாமே வந்து வலிக்கும்ங்க. பழகப் பழக தான் வந்து
<chuckles> சுலபமாயி அத பயன்படுத்த பயன்படுத்திட்டு அப்பறம் இல்லாட்டின்னா கஷ்டம்.
மொதல்ல ஒங்களுக்கு தெரியணும்ல்ல, பயன்படுத்தத் தெரியணும். குதிரை ஓட்ட தெரிஞ்சா தான, குதிரை ஓட்ட முடியும்.
ம்.
என்ன சொல்றீங்க?
ஆமாமா, சரி. ம்.